ஓ! பரவால்லையே. ரசத்துக்குக் கூட ஒரு பிரியர் இருக்காங்க இல்லையா?
ஆமா. பயங்கரமான பிரிய அவ வந்து ரசம்னா அவ அவளுக்கு வந்து உயிர் மாதிரி அதுதான். ரசம் மட்டும் இருந்தாலே சாப்ட்ருவேன், அந்த மாரி.
அ ஓ! பரவால்ல. அதாவது ஒரு சின்ன வயசுலந்து.
அதே மாதிரி எங்க அம்மா வைக்கிற வத்தக்குழம்பு ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு.
ம். ம். அதான் சொல்றேன் பாட்டி வைக்கிற வத்தக்குழம்பு, ரசத்துக்கு அந்தப் பாப்பா ஒரு அடிமை போல. இல்லையா?
கண்டிப்பாக, கண்டிப்பாகங்க.
அ. வேற என்ன உணவுகள்கள் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அ அன்னைக்கு போய் இப்ப நம்ம இத் இதுல கூட இல்லாம கூட இருக்கலாம். பழக்கத்திலே இல்லாம இருக்கலாம்.
ஆனா. ஏ நிறைய இருக்குங்க. அது தான் அது நான் சொல்லும் நான் சொல்லும்ணுமனே, எனக்கு இந்த 1 நாளே பத்தாதுங்க. எனக்கு 1 நாளே பத்தாது. அவ்வளோ உணவுகள் இருக்கு. அவங்க ஒரு சில ஐடம் பண்ணுவாங்க. நான் எங்க பெரியப்பாட்டி செய்ற ஒரு ஐடம் சொல்றா, அது யாருமே சாப்டுப்டுருப்பாங்களான்னு எனக்குத் தெரியல. நீங்க மாவடு கொஞ்சம் அழுகி இருக்கும். அழுகும். பாத்துருக்கீங்களா? ஊறி போய் அழுகி இருக்கும். அதுல ஒரு தொக்கு ஒண்ணு பண்ணுவாங்க.
<laughs> ம், ம். ம். ஓ! சரி. ஆ பார்த்திருக்கேன். ஆமா. ஓ! <laughs>
அது இட்லி தோசைக்கு சாப்பிடலாம். சுடுக்குசோறுக்கு பெசெஞ்சி சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும் அது. நாம அழுகிப்போன மா அ அழுகிப்போன மாவடுனு சொல்லி தூக்கி போடுவோம். இல்லையா? அத தூக்கி போட்ட ஏன்னா அது ஏற்கனவே உப்புல ஊறுனதுனால அது கெட்டுப்போகாது.
ஓ. பரவால்ல. ஆனா மாவடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. ஆமா, ஆமா. கரெக்ட் நீங்கச் சொல்றது. ஆனா அதுதான் நான் மாவடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
ஒரு மாதிரி வெம்பின மாரிதான் இருக்கும அது. அதுல ஒரு தொவையல் மாரி பண்ணுவாங்க. அது ஒரு தொக்கு மாரி பண்ணுவாங்க.
ஓ! அந்த மாவடுல தொக்குங்குறது நான் இப்ப தான் கேள்வியே படுறேன். ஆனா இவ்வள் நேரம் நீங்கப் பேசுனதுல இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கே நாக்கு வே ஊறவே ஆரம்பிச்சுடுச்சு. லட்டு. அதான் எங்க அம்மா சமைச்ச ஞாபகம் எல்லாம் எனக்கும் திரும்பி வந்துருச்சு. ஆனா
<laughs> கண்டிப்பாங்க. கண்டிப்பா வராம எப்படி இருக்கும்? அதைச் சாப்பிட்டு வளர்ந்தவங்க தானே நாம.
ம். நீங்க ஸ் ஆம்மா. நீங்க உங்க தா பாட்டியோட சமையல இருந்து உங்க அம்மா சமையல் உங்க மனைவி சமையல் வரைக்கும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களுடன் பேசியதில் மகிழ்ச்சி. நன்றி, நன்றி.
ரொம்ப மகிழ்ச்சி மேடம். ரொம்ப, ரொம்ப நன்றி. உங்களோட எ தா தா நான் வந்து என்னால பகிர்ந்துக்க உட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. மறுபடியும் பேசறதுக்கு நேரம் கிடைச்ச கண்டிப்பா நாம பேசலாம்.
ம்.

ஆமாமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ம்.
அந்த அது அது வந்து செய்றது, அது அது ஒரு வழக்கமா பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் பாரம்பரியமா தான் இருக்கும், நீங்க பார்த்தீங்கன்னா அதோட ப பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்தக் கோடைல வந்து இது பண்றத ஒரு ஒரு வருஷத்துக்கு தாங்குறா மாதிரி அவங்க வந்து வச்சிருப்பாங்க. அத அந்த அளவுக்குக் காய வச்சு வச்சிருப்பாங்க. அது மட்டுமில்லாம அந்த உப்பு ஊறுகா.
ம். ஆ. ஆனா, பெரிய விஷயமாச்சே இல்லையா? ஆ, அதான் சொல்றேன் இதெல்லாம் பெரிய விஷயமாச்சே. ஒரு வருஷத்துக்குச் செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட கைப்பக்குவம் எப்படி இருக்கணும் அதெல்லாம்! ப்பா.
ஆமா அது அது அந்த உப்பு அந்த உப்பு, புளிப்பு எல்லாத்தையும் வந்து கரெக்டா பண்ணி அ ஏன்னா, அது வந்து ந கெடவும் கூடாது, கெடவும் போ து பண்ணக்கூடாது. அது வந்து ஈரப்பதம் வரக்கூடாது. அந்த மாதிரி வெக்கணும்.
அ. ம். ம். புரியுது, புரியுது. ஆமா, இல்லன்னா அது ஒரு வருஷத்துக்குத் தாங்காதே!
பாதுகாப்பா. அதே மாதிரி அந்த உப்பு ஊறுகா, நார்த்தங்கா எடுத்தீங்கன்னா அதுல வந்து உப்பு தடவி அந்த காய வச்சு அதுக்கப்புறம் அந்த மோர் மொளகா.
ம்.
இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சிருவாங்க, த அந்த வெ கோடை காலங்கள்ல செஞ்சு வச்சுட்டாங்கன்னா, அது அந்த அந்த மழைக்காலங்கள்ல எ காய்கறி கடையில வாங்க முடியல. காய்கறி கெடைக்கல அப்படின்ற பட்சத்துல இத வந்து ரொட்டேஷன்ல யூஸ் பண்ணிக்கிட்டு.
பரவாயில்ல, ஆனா அந்தக் காலத்து பெண்கள் மாரி நம்மளால எங்களாலலாம் இப்பல்லாம் முடியல. எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தக் காலத்துல அவ்வளவும் பாருங்களேன், அந்த மழைக்காலத்துக்கு நீங்கச் சொன்ன மாரி செஞ்சு வச்சிருக்காங்க. அத அவ்வளவும் வெயில் காலத்திலயே செஞ்சு வச்சிறாங்க. அதாவது கா காலம் அறிஞ்சு முன்னாடியே செய்றது.
அது. அது வேலையாவே செய்வாங்க அது. வயசு அதெல்லாம் பாக்காம வேலையாவே செய்வாங்க அத.
அதுதான் ம். ம். இதெல்லாம் உங்க பாட்டி காலத்தோட இருந்ததா? இல்ல அதுக்கப்புறம் உங்க அம்மா காலத்துல
இல்லயே அம்மா வரைக்கும் இருந்தது, அம்மா வரைக்கும் இருந்தது. அம்மா அம்மா காலங்கள் வரைக்கும் இருந்தது. அம்மாவும் பண்ணுவாங்க இங்க நாங்க, அம்மா வந்து எறந்து ஒரு 3 வருஷம் ஆறது. 3 வருஷம்ன்னா 5 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட அம்மா பண்ணிட்டு தான் இருந்தாங்க.
ஓ! ஓ! ஓ! ம். அடேங்கப்பா பரவாயில்லயே! இவ்வளவு வயசிலேயும் அவங்க செஞ்சிருக்காங்க இல்லையா?
செஞ்சிருக்காங்க. ஆமா செஞ்சாங்க அவுங்க. அவுங்களுக்கு அது அது வந்து, அது வேலையா தோணாது அது அவுங் அது அது ஒரு கடமை. அது என்ன சொல்லுவாங்க. கடமையா இல்ல, அது அது ஒரு அது இருந்தாதான் அவுங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்.
சே ம். ம். <laughs> <chuckles> அந்த மாரி ஒரு பழகிப் போயிட்டாங்க. அதை நாங்கல்லாம் இப்ப கடையில பைசாவ குடுத்து வாங்கி அப்பப்ப பொரிச்சு பொரிச்சு சாப்பிட்டுறது வேற வேற வழி இல்ல அது.
பழகிடுச்சு. இன்னும் நடக்குறது அப்படி தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா வந்து உண்மையான விஷயம் இதெல்லாம் பண்ணும்போது அதோட சுவை மட்டும் இல்ல, அவங்க கை மணம். அது அது அந்த அந்த ஒரு பாரம்பரியம். நமக்கு வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இப்ப என்னால பேசுறோன்னா கூட அதுக்கு காரணம் அவங்க அத பண்ணதுனால தான் என்னால இத பேசவே முடியுது.
ம்.

<chuckles> ஆ. சரி வேற என்னென்ன பலகாரங்கள் செய்வாங்க அந்த தீவாளி சமயத்துக்கு?
அது. சொ சுத் எல்லாமே. ஆ இ ஆ என்ன இ இனிப்புகள்ன்னு எடுத்தீங்கனா லட்டு வ இது, அ தேங்கா பருஃபி எல்லாமே செய்வாங்க. த ப பாரம்பரியமா இருந்த எல்லா அதுர்சம். எல்லாமே எல்லு நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் பாரம்பரியமா த தமிழ் கலாச்சாரத்துல, தமிழ் ப பண்பாடுகள்ல இருந்த எல்லாமே செய்வாங்க.
ம். ம். ஓஹோ. ஓ! பெரிய விஷயமா இருக்கே இதெல்லாம். வீட்டிலே இவ்வளவு
அதுவும் வந்து ஒர்தர் ஒருத்தர் 2 பேருக்கு செய்யமாட்டாங்கங்க. ஒரு 20, 30 பேருக்கு செய்வாங்க.
ஓ! அவ்ளோ பெரிய குடும்பமா இருந்தீங்களா நீங்க?
அ, அது போகும். அது அப்படி தான் போகும் எங்க வீட்டுல. அவங்க அக்கா தங்கைகளுக்கு இது அந்த மாரி போயிட்டே இருக்கும்.
<laughs> ஓ! அதாது சொந்தக்காரங்க எல்லாருக்கும் குடுக்கறதுக்கும் சேர்த்து செய்
எல்லாருமே, எல்லாருமே. ஆ அ இன்னும் சொல்லணும்னா அந்த மாரி நேரங்கள்ல எனக்கு தெரிஞ்சு என்னோட சின்ன வயசு. எங்க அப்பா சீக்கிரம் இறந்துட்டாரு. நான் 8 வயசுல இருக்கும்போதே இறந்துட்டாரு. அதனாலயோ என்னவோ தெரியாது. எங்க அம்மா மேல எல்லாருக்குமே ரொம்ப பாசம் ஜாஸ்தி. அவங்க கூடப் பொறந்தவங்களுக்கு.
ஓ, ஓ. ஓ. ம். ஓ! அதனால வேற வழி இல்ல அம்மா குடுத்துதான்
3/4 ஆ ப பண்டிகைகள் வந்து எங்க வீட்டுல தான் இருக்கும். எல்லாரும் வந்து அங்க உக்காந்துட்டு அந்த சாப்பாடு இது ஒரு கலாட்டா, பட்டாசு வெடிக்கிறதுலேருந்து எல்லா அது ஒரு ஒரு மாரி. அது கூட்டுக்குடும்பம் மாரி தான் இருக்கும் அது. அந்த நேரத்துல வந்து அது ஒரு 3, 4 நாள் வந்து இருப்பாங்க.
ஓ! ம். ம். ம். ஒரு சந்தோஷம். <chuckles> ஒரு சந்தோஷமா இருப்போ இல்லயா?
எந்த ஊர்ல இருந்தாலும். கண்டிப்பாங்க. ச ரொம்ப, ரொம்ப சந்தோஷம் மிகுதி தான் அது. அதுவும் வந்து நமக்கு அந்த பலகாரங்கள். எ வு அ எங்கள வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 3 வேளையும் நல்லா திம்போ அப்டின்னு சொன்னே இல்லையா? நானும், எங்க பெரியண்ணே. எல்லாருமே நல்லா திம்போம். அதனால 3 வேளையும் எங்களுக்கு சாப்பாடு தான்.
ஆ. ம். ஆமா, ஆமா. சரி. ஓ!
3 வேள சாப்பாடு ச சாப்பிட்டு தான் வளர்ந்தது. அந்த மாரி தீபாவளி இந்த மாரி பண்டிகைகள் போது தான் நமக்கு வந்து டிஃபன் கிடைக்கும்.
ஓஹோ! சரி, சரி.